ஆமா. பணத் தேவை இருக்கும்போது, கே வேலை எந்த வேல வேணாலும் பாக்கலாம். அதில எந்த கு குறையுமே கிடையாது. எந்த வேலையும் ஒண்ணு உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. ஆனா என்னன்னா, உடல் உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேலையினால, நீண்ட காலமா ஒரு ஒரு 5 வருடங்கள், ஒருத்தர் அந்த உணவு குடுக்கும் வேலைகளுக்கான, 5 வருடம் கழித்து அவர் என்ன வ என்ன வருமானம் எடுப்பார். அதே வருமானத்த தான் எடுப்பாரு, ஆனா, அவரோட உடல்நிலை வந்து தாவ சுத்தமா வந்து த அ, கெட்டு போயிரும், அந்நேரத்தில.
ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். முதுகு, முதுகு வலி வருங்கிறீங்க. அ, இந்த வண்டியிலேயே வந்து, போயிட்டு இருந்தா? அ.
முதுகு வலி வரும். அவர எந்த விதமான கற்றல் இருக்காது, வேலைல இருந்து.
ம், ம், ம்.
அதனால, அந்த மாரி வேலைகள்லாம் வேல மாறக்கூடாது. ஒரு, ஒரு ஏதாவது ஒரு, வேலை இல்ல. கஷ்டத்துக்கு வேணா போலாம். ஆனா, அதுக்கப்புறம் அதே துறையில, அவர் வேலை எடுத்துட்டு வரணும். அவர் எந்த துறையில படிச்சிருந்தாரு.
ம். ம். ம், ம். புரியுது. அதாவது நீங்க, பகுதி நேர வேலைக்கு தான், இத பரிந்துரைக்கிறீங்க. அவ் அதாவது முழு நேர வேலைக்கு வந்து, எப்பயுமே ஒரு கல்வி கற்று, அதனோட அடிப்படையில வேல செஞ்சா தான், அதாது பணம் ஈட்றது மட்டுமே வந்து, வேலையில ஒரு முக்கிய விஷயமா இருக்க கூடாது. திறமைய வளத்துக்கறதும் வந்து, முக்கியனு சொல்லவறீங்க.
ஆமா. அது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எனக்கே ஒருத்தர் அறிவுரை கூறியிருந்தாரு. ஒரு சிஏ ஒருத்தர். அதாவது நீ வந்து, உன்னோட, அ வேலய வந்து நீ வேலயில எவ்வளோ கத்துக்கிட்டு, அத வந்து நீ, ப அதில வந்து, தெளிவா வாழ வந்து வா உதாரணத்துக்கு கரியர வந்து நீ, அ, இம் ப முன்னேற்று. பணம் தன்னால வரும் அப்டின்னாரு. அதாவது ஒருத்தர் வந்து, விஷயங்கள ஒரு 20 வயசில வேல ஆரம்பிச்சு, 23, 25 வயசுல, ஒரு அ துணை மேலாளராகி, 30 வயசுல அவர் மேலாளர் ஆகும்போது, அவரோட வருமானம், அது அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாரி, அவ் தானாகவே உயர்ந்துரும்.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
ஆனா, நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, த அந்த நேரத்துக்கு என்ன வேல பாப்போனு சொல்லிட்டு, அ, நீண்ட கால திட்டமிட இல்லாம, கிடைக்கிற வேலைக்கு போறது. இல்ல, ஏதாவது துறை அவங்க படிச்சதுக்கும், வேல பாத்ததுக்கு சம்மதம் இல்லாம வேலைக்கு போம்போது என்னனாகுனா, ஒரு குறிப்பிட்ட காலங் கழிச்சு, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வரும். அவங்களால அந்த அனுபவத்தைக் காட்ட முடியாது.
ம். ம். ம். ஆ. புரியுது, புரியுது. ஆ, புரியுது. அதாவது, உடனே சம்பள உயர்வு வேணும். பதவி உயர்வு வேணும். நான் படுச்சு முடுச்ச உடனே. அப்டின்னு நெனைக்காம, பொறுமையா இருந்து, நமக்கு வந்து கண்டிப்பா வளர்ச்சி இருக்கு. நம்ம திறமைய வளத்துக்கிட்டா, தானாவே பணம் வந்து சேரும். பதவி வந்து சேருன்னு, பொறுமையா இருக்கணுங்கிறத, நீங்க விளக்கமா சொன்னீங்க. அ, மிக்க மகிழ்ச்சி.